<laughs> எல்லாரையும் ஓட வுட்டுட்டான். என்ன.
நிச்சயமா. இது பத்தாததுக்கு எங்க பெரியம்மா பிள்ளைகள் 2 பேரும் வருவாங்க. அவங்களோட பசங்கள் 2 பேரும் வருவாங்க. அத்தனை பேர் வந்தாலும், அத்தனை பேத்துக்கும் அவன் என்கேஜ்டாவே வச்சிருப்பான், அத்தன பேரையுமே.
கண்டிப்பா. ஆனா இது வந்து குழந்தைகளோட ஒரு பிரதான சுபாகம்னே சொல்லலாம். அ அந்த அளவுக்கு வந்து அவங்க துறு, துறு, துறு, <chuckles> துறன்னு இருக்காங்க. அதான் உண்மையும் வந்து கூட.
கண்டிப்பா. நிச்சயமா. ஒரு நிமிஷம் கவனிக்காம விட்டோம்னா, அ சொல்லுவாங்க. உலகத்திலேயே அதிவேகமான கை அப்படின்னு சொன்னா, அது குழந்தைகளோட கை தானு. நம்ம எது பக்கமா நகர்றப்பவே பக்கத்துல என்ன இருக்கோ அத புடுச்சு இழுத்துட்டுருவாங்
இப்போ என்னோட ஒரு ஒ என்னோட ஒரு மாமான்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் தூரத்து சொந்தம். அவுங்க எனக்கு அத்தை பையன், மாமா ஆகுது. அவங்களுக்கு வந்துட்டு நெறைய பிரச்சனைகள் இருந்தது வீட்ல. ஒரு அவங்களால இப்போ அ அக்காவுக்கும் மாமாவோட அம்மாவுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அந்த மாரி பிரச்சனை எலாம் இருந்துச்சு. இந்த பிரச்சனைகள்லாம் எப்ப தெரியுமா சரியாச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தை பொறந்ததுக்கப்புறம். ஏன்னா சண்ட கட்டுறது கூட அவுங்களுக்கு நேரம் இல்ல. <laughs>
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரிங்க. அ ஓ! ஆஹா. ஆ. பாருங்களேன்! ஆ. அருமையா சொன்னீங்க. மேபி அது அதனால தான் இருக்குமோ என்னமோ? ஆனா தெரிஞ்சது என்ன அப்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களோட எனர்ஜி எல்லாமே இதுக்கு திரும்பிருது இல்லைங்களா? இவங்களுக்கு வந்துட்டு அவங்கள பாத்து அவங்க கிட்ட பேசுறதுக்கெல்லாம் இப்போ நேரம் இருக்காது. கிட்டத்தட்ட நான் என்னோட இது சொல்றேன் பாருங்களான். எங்களுடைய மாமனார் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அவரு கடை நடத்திட்டு இருந்தாரு. அந்த கடைய ரொம்ப காலமா குடுத்துருங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். எதனாலன்னா அதுல பெருசா லாபம் வரல. ஆனா இவரோட நேரத்த மொத்தமும் அதுவே எடுத்துருது. இவருக்கும் கொஞ்சோ வயசு ஆயிருச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டோம். ஆனா மனுஷன் கேக்கவே இல்ல. அ டெய்லியும் காலையில எந்திரிச்சா, அங்க போயிரணும் அப்படிங்கிறது தான் அவரோட இதா இருந்ததுங்க. அதுவே எங்களுக்கு குழந்தை அப்படின்னு சொல்ட்டு வரப்ப பாத்தீங்கன்னா. கட் கடை சட்ற சாத்தி எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டு வந்தாச்சு. ஏனா? அவர இப்ப குழந்தைய வந்து வாக்கிங் கூட்டு போறதா இருக்கட்டும். எங்கேயாவது கடவீதி பக்கம் கூட்டிட்டு போறதா இருக்கட்டும். பொழுதுபோக்கு ஏதாவது பயன்படுத்துறதா இருக்கட்டும், தோட்டம் தோட்டம் நம்மளது இருக்கு. அந்த தோட்டம் பக்கம் கூட்டிட்டு போயிருவாரு இந்த மாதிரி, இவரு கூடவே அவருக்கு நேரம் சரியா இருக்கு. அவரால மாமனரால அவரால இதுக்கு மேல நடக்க முடியல
ம். கண்டிப்பா இல்ல. சரி. அஹா. சரி. ம். ஆ. சரி. கண்டிப்பா. இவன் பின்னாடி ஓடுறதுக்கே நேரம் பத்தாட்டி. எங்க நம்ம கடைக்கு போய் உக்காந்துருக்க
இன்னைக்கு ரொம்ப இழந்துட்டோமே நி நிச்சயமா, நிச்சயமா. அதாவது என்னன்னா, இப்ப மாமனார் கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் கிளம்பிறான். கிளம்பலாமா? அப்படின்னு சொல்லிட்டு.
ஆமாங்க. எங்க பெரிப்பாவல நவர முடியல. அவரு எப்டின்னா, ஒரு சுதந்திர பறவையா சுத்திட்டு இருந்தாரு. இங்க இப்ப வர, வர வர அப்படின்னு சொல்லி. இப்ப வண்டியா வந்தாவன். ஆரம்பிச்சாலே வந்துட்டு, வேகமா அது வந்துட்டு வண்டி சத்தத்துட்டு இப்ப ரோட்ல ஒரு 4 வண்டி போதுன்னா, அவரோட ஸ்கூட்டி சத்தத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறான், எப்டியோ ஃப்ளைட் சவுண்ட வச்சே எந்த ஃப்ளைட்ன்னு சொல்லுவாங்கிறமாரி. வண்டி சத்தத்த வச்சே. எந்த வண்டின்னு அத சொல்லிருவா. அது வந்துட்டு வந்து ஏறி உக்காந்துக்கிட்டு அவரு வுடமாட்டேங்கறான். மொதல்ல அவரு வீட்டுக்கு வந்த யாருக்கும் குஷியோ இல்லையோ, இவனுக்கு தான் குஷி.
ஆஹஹம். கண்டிப்பா, கண்டிப்பா. ம்ஹ்ம். ஆஹா. ஆ கரெக்ட்டுங்க. கரெக்ட்டு, கரெக்டு, கரெக்ட்டுங்க. நிச்சயமா.